கண்டிப்பா. அந்த காலத்துலாம் அப்டின்னா, இப்போ கோடை விடுமுறைெல்லாம் விடுறப்போ இப்போலாம் வந்து மரம் செடிகோள்லாம் பாக்கர்து ரொம்ப அரிதா இருக்கு. அந்த காலத்துல வந்து எங்க எங்க, ஊர்ல எங்க ஊர் மதுரை, அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பக்கம்லாம் ஏகப்பட்ட வேப்ப மரம் இருக்கும். மரத்திலேயே சிறந்த மரம் வேப்ப மரம். ரொம்ப பசுமையா இருக்கும். வீட்ல ஃபேனு ஏசிக்கு நடுல தூங்குறத விட ஒரு பெட்ஷீட் தலகாணி போட்டுல பாய் தலைகாணி போட்டு, அந்த மரத்துக்கு கீழே தூங்குனா வர, <inhales> சுகமே ரொம்ப அலாதியாது.
ம். ம். ஆமாங்க. சேரிங்க. ஓ! அதுதாங்க வெயில் காலத்துில பசுமையா இருக்கிற மரம். ம். ம்ஹ்ம். ஆமாங்க. ஆமாங்க, ஆமாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நெலைம நம்ம குழந்தைகளுக்கு குடுக்க முடியல அப்டிங்கும்போது, நீங்க அத எப்படி என்ன குடுத்து ஈடு கட்டுத்துறீங்க?
அவ்ளோ நல்லா இரு அது குடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில வேற விஷயங்கள் இருக்கு. இப்போ என்னன்னா வந்து அ நமக்கு த நமக்கு எட்டாத சில கனிகள் இருக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ நமக்கு கிடைக்காத ஒரு சில வசதிகள், இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம குடுக்க முடியுது, என்னன்னா, பூ வளர்க்கறது, அப்புறம் சின்ன, சின்ன காய்கறிகள்லாம் வளர்க்கறது, அந்த மாரியெல்லாம் வந்து, அந்த காலத்தில வக ஆரம், ஆரம் காட்ல, பட் இப்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா இப்ப வர காய்கறிகள், கனிகள் எல்லாம் வந்து நச்சுத்தன்மை, அப்புறம் கெமிக்கல்ஸ் தான் நம்ம நெறைய சாப்டுட்டுருக்கோம். இப்படி சாப்படுறதுக்கு நம்ம பண்ணலாமே! நம்ம செஞ்ச மாரியும் இருக்கும், நம்ம வீட்ல விலைய வச்ச காய்கனிகள் நம்ம சாப்ட்ட மாரியும் இருக்கும், குழந்தைகளுக்கு நம்ம ஆர்வம் கூட் கட்ன்ன மாரியும் இருக்கும் இல்லயா? நெறைய விஷயங்கள் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்டிங்கிற இத வந்து நம்ம காட்டுறப்போ, குழந்தைகளுக்கு அது எப்டின்னா நேச்சுரலா அது வந்து அவங்களுக்குள்ள மிங்குள் ஆயிரும். ஸ்கூல்ல போயிடு அவங்களோட பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுறப்போ, இத பத்தி நெறைய பேசுவாங்க, நேச்சுரலா வந்துரும். நீங்க போயிடு மனப்பாடம் பண்ணி தான் சொல்லணும் அவசியம் இல்ல இல்லயா? இத பத்தி பேசுறதும்.
ம்ஹ்ம். ஆமாங்க. ஆமாங்க. ம். சேரி, சேரிங்க. ஆஹா. ஆமாங்க, ம். ஆமாங்க. ம். ம். ஆமாங்க. ஆமாங்க, புரியுதுங்க. ம். ஆ, புரியுதுங்க. ஆஹா. ஆமாங்க, ஆமாங்க. ம். ஆமாங்க, ஆமாங்க. அப்புறம் இந்த மாரி ட்ரிப் போறது, மலைகள் சார்ந்த இடத்துக்கு போறது, அ சூரிய மறையா சூரிய உதயம் இதையெல்லாம் பாக்கறது. இதெல்லாம் வந்துட்டு உங்க குழந்தைகளுக்கு குடுக்குறக்கு உங்களுக்கு ஆசு. இருந்திருக்கும். அத எப்டியெல்லாம் நிறைவேத்திருப்பீங்க?
கண்டிப்பா. இப்போ என்னோட பொண்ணு வந்து அடிக்கடி கேட்கற விஷயம் என்னன்னா, மழை பெய்றப்போ ரெயின்போ வருமா? வானவில் வருமா? வானவில் வருமா? எப்போ வரும் வானவில்? <inhales> அ வெதர்ல வந்து போட்டுருக்கு, இந்த மாரி நாளைக்கு வந்து மழை பெய்யுன் போட்டருக்கு. நாளைக்கு வருமா வானவில்லு? எங்க வானவில்ய வரும் இங்க வரல? அப்டின்னா எங்க வரும் கேள்வி நெறைய கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு பதில் சொல்றனா நெறைய கேள்வி கேட்பாங்க. அந்த அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் நம்ம கிட்ட இருக்காது. ஆனா நெறைய கேள்வி கேடப்பாங்க, ஆனா, அவங்க கேகுற கேள்விய வந்து நம்ம நிறுத்தி வச்சிடக்கூடாது, பதில் நம்ம குடுத்துட்டு இருந்தா தான் அவங்க கேட்கற கேள்வியோட, திறன்கள், திறமைகள் ரொம்ப ஜாஸ்தியா மாறும், அப்டிங்கிறத என்னோட கருத்து.
ஆஹ. <laughs> ம்ஹ்ம். சேரி, சேரிங்க ம். <chuckles> ஆ. சேரிங்க. ஆஹா. ம். சேரி, சேரிங்க. ஆமாங்க. ம். ஆமாங்க.